ஆ, அது தான் ரொம்ப தேவைப்படும் அந்த நேரத்துல. ஆனா வந்து அ இந்தத் தொலைபேசி இணைப்பிலே போயிட்டே இருக்கலாம் காதல். ஆனா வந்து நேரா பார்த்தா தான் வந்து உண்மையான காதல் வந்து தெரியுன்னு எனக்குத் தோணுது. தோற்றத்தப் பார்க்கணுன்னா!
பிடிப்புத்தன்மை, ஆ. நிச்சயமா, கண் ஆமா. அதுலாம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக, நேரடியாகத்தான் நமக்குத் தெரியப்போது. உள் சுவாபாங்கள் முதற்கொண்டு, வெளித்தோற்றம் வரைக்கும் அ நம்முடைய நடவடிக்கைகள் இவைகள் எல்லாமே பழகிப் பேசி, அ சிரித்து, மகிழ்ந்து, அ, முதலாவதாக என்னுடைய காதலனுக்கு காதலியோ காதலிக்கு காதலனோ என் பக்கத்துல இருக்காங்க அப்பிடின்றதே ஒரு மிகப்பெரிய காதல் அனுபவம். அப்பிடித்தானே!
ஆ. அ. இல்ல. இன்னொரு விஷயம். இப்ப நீங்க வந்து இங்கே உள்ளூர்லே இருந்தா ஒரு கடற்கரைக்குக் கூட்டிட்டு போயி, ஒரு திரையரங்கத்துக்கு கூட்டிட்டு போம்போது நடை, உடை, பாவனை, அவுங்களோட பழக்கங்கள், எப்பிடி அவுங்க ஒரு சிப்ஸ் எடுத்துச் சாப்பிடுவாங்க? எப்படி ஒரு ஐஸ்கிரீம்ம ஐஸ்கிரீம்ம சாப்பிடுவாங்க இதக் கூடப் பார்க்க முடியும் நேரடியா. இப்ப வந்து தொலைபேசியில இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு இந்த மாதிரி ர காதல் முடிஞ்சு ஒருத்தவங்க வந்து நேரா வந்து வராங்க. வந்து ஒரு கடைக்குக் கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறாங்க. அந்தப் பொண்ணு சாப்பிடும்போது, கீழ மேல எல்லாம் ஊத்தி ஒருமாரி நாகரிகத்தோடே அந்தப் பொண்ணுக்கு சாப்பிட தெரியல. <chuckles>
ஆமா, ஆமா. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். சிறப்பாகச் சொன்னீங்க. ஆமா. <chuckles> பார்த்தோன்னா எப்பிடி இருக்கும்? இல்லயா!
ஆ, ஒரு வருஷமா ஃபோன்ல காதல், எப்பிடி இருக்கும்? <chuckles> அது தான்.
ஆ, ம். ம்ஹ்ம். உண்மைதான். அழகா எடுத்துச் சொன்னீர்கள். அதாவது, இந்த இணைய அழைப்புகள் மற்றும் காணொளி கலந் கலந்துரையாடல்கள், அதிலே ஊ ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் என்ற தாக்கங்கள், அதிலே இருக்கக்கூடிய நேர்மறை, எதிர்மறையான சிந்தை, உணர்வு. அதேபோல பல சூழ்நிலைகளில குடும்ப உறவுகள் மத்தியில, ஆ வேலைஸ்தலங்களில் நாம முன்னெடுக்கிறதான அந்த க மீட்டிங்குகள் அதுபோக அந்தக் காதலன், காதலி மத்தியில இதனுடைய தாக்க இவைகள எல்லாவற்றையும் அழகாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனுபவத்தைச் சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட இந்த விஷயத்தக் குறித்து உரையாடியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
மிக்க நன்றி.